ம்.
சேரின்னு சொல்லிட்டு, அதோட நடுப்பறப் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே வந்து கண்ணப் பறிக்கிற மாதிரி, சிகப்பு கலர் கல்லு வச்சு பதிச்சு வச்சுரணுமா.
அடேங்கப்பா! ஆ, பாக்குறவங்க கண்ணெல்லாம் அதுலதான் இருக்கணும்.
எப்படி? ஆமா. அது வந்து 1 பவுன்ல செஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கு மிச்சமால்லாம் எனக்கு வேணாம்.
ம்ஹும். அடேங்கப்பா! 1 பவுன் சாதாரண, 1 பவுன் மோதிரம். அது கல்லு மட்டும் 1 பவுனுங்களா?
அப்ப. அ. கல்லு மட்டும் இல்ல. அது எல்லாத்தையும் சேர்த்துதான் 1 பவுன்ங்க. அது கல்லெல்லாம் ரொம்ப வெயிட்டால்லாம் வைக்காதீங்க. அதுக்கெல்லாம் என்னால காசு தர முடியாது. நீங்க கல்லுக்கும் சேர்த்து வச்சு அப்பலாம் அந்த காலத்துல அப்படித்தானே பண்ணுவாங்க? கல்லுக்கும் சேர்த்து வச்சு, நீங்க நகைக்கும் சேர்த்து ஒரே மாதிரியே விலையை போடுறீங்க. அது நமக்கு கட்டுப்படியாகாது. அது என்னமோ ஒரு ஸ்டோன் சொல்லுவாங்க. என்ன ஜோ என்னமோ ஒரு சொல்லுவாங்க. மறந்து போச்சு எனக்கு.
சேத்து 1 பவுன். <laughs> அது சரி. ஆமா, ஆமா, ஆமா, ஆமாங்க. ம். ம். ராசிக்கல்ன கூட சொல்லுவாங்க இல்லீங்களா?
இல்ல, ராசிக்கல் இல்லைங்க. அது என்னமோ என்னமோ என்னமோ ஒரு வெரைட்டி கல்லு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் ரொம்ப கம்மியா இருக்குமா.
ஓஹோ! அப்படீங்களா?
அது பேரு ஆமா எனக்கு டக்குனு ஞாபகம் வரலை. நிறைய கல்லுகள் பார்த்தீங்கன்னா கல்லுகள் வெயிட் இருக்கும். அந்த
ஆமா. கல்லே தனியா வெயிட் வரும் இல்லீங்களா? இப்போ நம்ம வாங்குனோம்னா கல்லுக்கு தனியா வெயிட் போடுவாங்க, நகைக்கு தனியா வெயிட் போடுவாங்க.
அதி ஆனா அப்ப வந்து எல்லாத்துக்கும் சேர்த்தேதான் போடுவாங்க. அதுக்கு ஏதோ அது என்னமோ சொல் சொல்.
சேர்த்து தான் போடுவாங்க. அதனால நல்லா கரெக்டா உஷாராதான் சொல்லிருக்காங்க, அம்மாவோடைய அந்த இது வந்து கரெக்ட்டுதான். ஏன்னா, மொத்தமா போடும்போது கல்லோட வெயிட்ட குறைச்சு போடுங்க. ஏன்னா பிற்காலத்துல வந்து நகையோட வியல் விலை ஏறும்ன்றத அவங்க தெரிஞ்சு வச்சிருந்துருக்காங்க.

கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு வாங்கி குடுத்துருங்க.
<laughs> நீங்கதாங்க கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்துல அந்த மாதிரி நகைகள் செய்யறதுக்கு ஆளும் இல்ல. அந்த மாதிரி செய்ய முடியாது. நீங்க சொல்ற மாதிரி இப்போ வர்ற நகைகள் எல்லாமே, சும்மா பாலிஷ்டு. நிறைய பார்த்தீங்கன்னா, கற்களை வந்து கலர் கலராக வச்சு பாதிக்கு பாதி எடை வந்து கல்லுல தான் அடிக்கிறாங்களே தவிர, நகையோட அந்த தரமும் போச்சு. நகை முன் நீங்க சொன்ன மாரி, அம்மா விரும்புற மாரி அந்த ஆபரணங்கள், பெரிய பெரிய ஆபரணங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம்ங்க.
ஆமா. ஆமாங்க. அதனால எ அம்மா பத்திரமா வச்சிருக்காங்க இதெல்லாமே. என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு மூக்கு மாதிரி அழகா இந்த தங்கத்திலேயே மூக்கு வரும். அழகா நுணுக்கமா செஞ்சிருப்பாங்க. அந்த மூக்கு வந்து நம்ம காத கிழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால, அது அப்படி லைட்டா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வளைச்சி மொளு மொளுனு அப்படின்னு அழகா செஞ்சிருப்பாங்க. அந்த மூக்கு ஷார்ப்பாவும் தெரியும், அதே சமயத்துல நம்ம காதுகளையும் கிழிக்காது.
அது சரி. செஞ்சிருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா முக்கியம். ம். அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான வேலையைச் செஞ்சிருக்காங்க.
ஆமா. அவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. அந்த பத்தர் செத்து போயிட்டாரு ஆக்சுவலா, அதுக்கு அப்புறமேல. ஒரு 10, 15 வருடங்கள் கழிச்சு அவர் வயசாயி போயிடுச்சு இல்லையா? அதனால அதுக்கு எடுத்து
ஓகே ஓகே. ஆமா, அப்புறமா அவங்க குடும்பத்துல அந்த மாதிரி அவங்களோட தோன் வழித்தோன்றல்கள் யாரும் அந்த வேலையை செய்யறது இல்லைங்களா இப்போ?
இல்ல, அதாச்சும் செஞ்சாங்க. அதுக்கு அப்புறமேல அவங்க மகன்ட்டலாம் இந்த மாதிரி அம்மா செய்யக் குடுத்தாங்க. ஆனா வேலை வந்து திருப்திகரமா இல்ல அப்படின்னால, செய்யக் குடுக்கிறதே விட்டுட்டாங்க அம்மா.
அந்த அளவுக்கு இல்ல. ம், ம். சொல்லுங்க புரியுது. எப்பவுமே அந்த ஒரு பழமை அப்படின்றது வந்து, உண்மையிலேயேங்க அந்த பழைய அப்பாவோட இருக்கக்கூடிய அத்தனை திறமையும் மகன்கிட்ட அப்படியே வராது. ஏன்னா டெக்னாலஜி மாறுது, காலம் மாறுது. அப்பா யூஸ் பண்ண பொருட்களை எதுவுமே வந்து பிள்ளைகள் இப்ப யூஸ் பண்றது இல்லை. அதனால அவங்க நுட்பமா செஞ்ச அளவுக்கு நம்மளால நுட்பமா செய்ய முடியறது இல்லை. அதுவும் ஒரு காரணம் இல்லிங்களா?
அப்படிங்க் ஆமா, ஆமா.